இப்போ நம்ப எல்லாருக்குமே பொழுதுபோக்கா இருக்குறது ஃபோனு. ஆனா, இதுவே நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது ஃபோன்லாம் அவ்வளவா கிடையாது. அப்போ நம்ம பொழுதுபோக்குன்னா ஒண்ணு வெளிய போய் விளையாடுறது ஏதாச்சு. இல்ல நம்ம வீட்டுக்குள்ள அம்மா, அப்பா கூட விளையாடுறது. அப்பிடியே போனாலும் நம்ம டிவி பாக்குறத நிறைய பாப்போம். அப்பிடி உங்களுக்குச் சின்ன வயசுல பிடிச்ச டிவி நிகழ்ச்சின்னா, அது என்ன?
நான் வந்து ஒ சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த ஒளி ஒலியும் பார்ப்பேன். அப்புறம் இந்த ஸ்கூல் வந்து சாட்டர்டே, சன்டே தான் லீவு இல்லேங்களா! அந்த சாட்டர்டே நைட் வந்து அ ப்ரை டே வந்து ஒளிஒலியும் போட்டு 9:30 மணிக்கு ஒரு படம் போடுவாங்க. அந்தப் படத்த பார்க்குறதுக்காக ரொம்ப நேரம் முழிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது, சனிக்கிழமை வந்து "ஜெய் ஹனுமான்" சொல்லிட்டு 9:30 மணிக்கு போடுவா 10:30 மணிக்கு போடுவாங்க.
கண்டிப்பா. சரிங்க, சரிங்க.

<chuckles> சரிங்க, சரிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப ஆழ் மனசுல இறங்கி அந்த சீரியல பத்தியே நெனச்சு அந்த சீரியல்ல அந்தமாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கதையில கொஞ்சம் ரொம்ப மேல் ஓட்டமா எங்களுக்கு சொல்லி காட்ட முடியுமா?
அந்த சீரியல் வந்து அவ்ளோங்க முடியும். இந்த ராமாயணத்தில வந்து அவரு, அந்த இவர வந்து எல்லாரும் வந்து ஆ அவெங்க வனவாசத்துக்கு போயிடுவாருங்களா! ராமர் அவெங்க ஒயிப் அப்புறம் லஷ்மணன் 3 பேரும் சீதா 3 பேருமே போயிடுவாங்களா! அது வந்து ரொம்ப எனக்கு ஆ. அங்க போயிடுவாங்க. அப்ப வந்து, ஒவ்வொரு கட இதையும் த கடந்து தான் போவாங்க. ஒரு, ஒரு போரையும் க சண்டையும் பிரச்சனைல்லாம் கடந்து போவாங்க. அப்ப ராவணன்ட்ட அவ யாரோ வராங்க அப்பிடின்னு தெரிஞ்சு லட்சுமணன், இந்த கோட்ட தாண்டி போ கூடாது அப்பிடின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி, அ சீதா கிளம்பிருவாங்க. அதனால வந்து ரொம்ப. ஒவ் பாதிக்கப்படுவாங்க. நான் சொல்லியும் நீங்க அத பண்ணிட்டீங்களே! அதனால தான் இவ்ளோ அவெங்க, தட தடம் மீறி போயி்டாங்கங்கிறதுனால எவ்ளோ ஒரு பிரச்சனையாயிருக்கு!
கண்டிப்பா. கண்ட் கண்டிப்பா.
இப்டி போவாம இருந்திருக்கணும் இல்லயா! அவ் நம்ம போனது தப்பு அப்பிடின்னு யோசிருப்பாங்க. அங்க போய் அவெங்க கஷ்டப்பட்டது. இந்த அது வந்து ரொம்ப இதா இருக்கும். எனக்கு என்ன அதுல ஒரு கஷ்டமாருக்குன்னா, அவெங்க எவ்ளோ தூய்மையா இருந்தாலும். ஆனா ராமர் வந்து அவுங்களுக்கு குடுத்த தண்டன வந்து எனக்கு அது சரின்னு தோணல. அவெங்க நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு ராவணனே நல்லவனா தானே இருந்திருக்கான். அவன் வந்து இத்த நாள் வச்சிருந்தாலும், அந்த அவெங்கள வந்து அ அவெங்க கை விரல் கூட அங்க மேலபட்டதில்ல இல்லயா! ஆனா ராமர் வந்து எவ்ளோ தூரம் பண்ணியிருந்தாலும், நாட்டு மக்களுக்காக அவெங்க சொல்றத வச்சி அவெங்க வ மனைவி வந்து சந்தேகப்பட்டது தப்பு இல்லயா! அது ஒன்னுதான் எனக்கு அது கஷ்டமாருக்கும்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அருமையா சொன்னீங்க. கண்டிப்பாங்க. அருமையான ஒரு அ நினைவ சொன்னீங்க. அதேபோல வேற ஏதாச்சு வெளி விளையாட்டு சம்மந்தமா ஏதாச்சும் பாத்துட்டு அத நம்ம அப்பா, அம்மா கூட விளையாண்டு பாத்துருக்கது அந்தமாரி ஏதாச்சு இ உண்டா உங்களுக்கு?
ம், ம். நாங்க அதிகமா விளையாண்டு, வீட்ல வந்து விளையாடுறது வந்து டிவில பாத்ததுல விளயாடல. நாங்க வீட்ல தான் அ தாயகரம் வெளையாடுவோம்.
ஒ! சரிங்க. சரிங்க, சரிங்க. இந்த டிவி நிகழ்ச்சில ஏதாச்சு?
அந்த தாயகரம். அது வந்து இந்த டிவில பாத்து வேண்டான்னு சொன்னது ஒன்னு தான். அந்த சூதாட்டத்தலனால தான் கிருஷ்ணரோட அவெங்க அந் பாண்டவர்களோட லைஃப்பே வீணானது. அந்த திரௌபதி அம்மா வந்து ரொம்ப பாஞ்சாலி வந்து ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. <tsk> அந்த சூதாட்டத்துனால தான். அதுங்க ரொம்ப அவெங்களே இழந்து ஒரு. அந்தனோட நாட்டையே அவன் இழந்தமாரி ஆயிடுச்சு இல்லேங்களா! அதனால அந்த சூதாட்டத்த ஆடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதே இப்போ கம்மி பண்ணிட்டு வரேன். தாயகரம் விளையாடுறத ரொம்ப குறைச்சுட்டு வரேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அத மாதிரி நீங்க டிவிய பாத்து ஏதாச்சு பண்ணதுண்டா இப்ப பழைய காலத்துலலாம் சப் சமையல் ஏதாச்சும் போட்டாங்கன்னா, அப்ப அத பார்த்து எல்லாரும் செய்வாங்க. அந்த இல்லாட்டி ஒரு விளையாட்டுன்னா, அந்த விளையாட்ட பாத்து அந்த மாரி செய்வாங்க. இல்ல அந்த காலத்துல நாடகம்லாம் அத வந்துச்சுன்னா அதேமாரி நாங்களும் நாடகம்
ம்.